பொதுவா திருமணம் அப்படின்னா, அ அது 2 மனங்கள் மட்டும் இணையறது கிடையாது. 2 குடும்பங்கள் வந்து இணையிற, ஒரு சடங்குன்னு சொல்லுவோம். ஆனா, அதில வந்து சில நேரங்கள்ல, நெறய எதிர்பார்ப்புகளுமே, ரொம்ப அதிகமா இருக்கும். இன்றைய காலகட்டத்தில வந்து, அது எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்க?
அ, இப்போதைய திருமணம்ங்கிறது வந்து, ரொம்ப மாறியிருக்கு. அப்படியே தலைகீழானு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து, அ முன்னாடியெல்லாம் வீட்ல பாத்து வச்சா தான் திருமணம்னு, ரொம்ப க கட்டாயமா இருந்தது. பெற்றோர்கள் பாக்குற பொண்ண தான் பண்ணிக்கணும், அப்படின்னு. அது அப்படியே மாறி மாறி பாத்தீங்கன்னா, இப்போதைய இதில வந்து காதல் திருமணங்கள் தான் ரொம்ப ஒ நெறய நடக்குறது, காதல் திருமணங்கள் தான். அ அ குறைவா நடக்குறது தான் வந்து, நிச்சயத்த திருமணங்கள். அப்படி ஆயிடுச்சு. <giggles>
எப்பா கண்டிப்பா. கண்டிப்பா. அதே நாகரீக உலகத்தில, இப்படி தான் போகுது, இல்லைங்களா? கண்டிப்பா.
அ, ஆ, இதில ஒரு புதுசா நான் சமீபத்தில கேட்டு தெரிஞ்சுக்கிறது வந்து, ரொம்ப ஒரு கவலைக்குரிய விஷயம். என்னன்னா, "லிவிங் டுகெதர்" அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது வந்து, நான் நேரெல்லாம் பாக்கல. நான் ஒரு நாடகத்தில பாக்கும்போது, தொலைக்காட்சியில அத காமிச்சாங்க. என்னடா, அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுனு ஆசப்பட்டேன். அது என்ன பண்றாங்கன்னா வந்து, அ வேலைக்கு போற எடத்துல, கல்லூரிகள்ல, இல்ல வீட்டுகிட்டேயே பக்கத்துல பாக்கிறவங்க, இந்த மாரி பழக ஆரம்பிக்கிறாங்க. அ, எடுத்தோன, நண்பர்கள் மாரி பழகுறாங்க. அப்புறம், உன்னைய பாத்தா, எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு. அ, நம்ம ஏன் லிவிங் டுகெதர்ல இருக்கக்கூடாது. இந்த இது சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு. என்னென்னா வந்து, டேட்டிங் பண்ணலாமா? அப்படிங்கிறது.
ஆம். சரி. கண்டிப்பா. ம். சரி, சரி. ஆமா, ஆமா. டேட்டிங்னு சொல்லி ஒரு நாள் மட்டும் பழகி பாக்குறது. அதுக்கப்புறம், அதனுடைய தொடர்ச்சி தான் வந்து, இப்ப நீங்க சொல்லக்கூடிய, அந்த "லிவிங் டுகெதர்ன்னு" நெனக்கிறேன், நானு.
ஆ. ஆ, ஆமா. டேட்டிங் பண்ணலாமாங்கிறாங்க. இந்த வார்த்தைகள்லாம், எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கணா, மேலை நாடுகள்லேருந்து வருது. இங்க வந்து இந்த நம்ம கலாச்சாரத்தில வந்து, பாரம்பரியத்தில இந்த வார்த்தைக்கே எடம் இல்லை. ஆனா வந்து, இப்ப வந்து, டேட்டிங்கிறது ஒண்ணு வந்துது. பாத்தா, ஒரு நாள் இவங்க ஃபுல்லா சுத்துவாங்க. இந்த இப்பதான் வந்து இந்த மென்பொருள் நிறுவனம் தான், எல்லாம் வேல பாக்குறாங்க. சனி, ஞாயிறு விடுமுறையா தான இருக்கு.
கண்டிப்பா. அ. கண்டிப்பா, கண்டிப்பா.
அப்போ சனிக்கிழமைகள்ல பாத்தீங்கன்னா வந்து, பெண்கள்லாம் இப்போ ஒருது தற்காப்பு மாரின்னு, தற்காப்பு சொல்ல முடியாது, பாதுகாப்பு கருதி, இந்த பைக்ல போம்போது, முழுக்க மூடிக்கிடுருவாங்க, இந்த துப்பட்டா மாரி துணியால.
ஆமா, ஆமா. அதாவது பாதுகாப்பு யார்கிட்டருந்துன்னு பார்த்தீங்கன்னா, சமுதாயத்தில யாரும் நம்மள பாத்துறக்கூடாதுன்றதுக்காக. கரெக்ட்ங்களா! அதுதான், அதுதான்.
ம். ம். <chuckles> அ ஆமா. அது எதற்கு ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, ஹெல்மெட் போட உள்ள அந்த மாரி கட்டுறதுன்னு ஆரம்பிச்சு, இப்போ வந்து முகமூடி கொள்ளைக்காரன் கணக்கில, <chuckles> பெண்கள் வந்து இந்த மாரி கட்டிக்கிட்டு, பைக்ல பின்னாடி உக்காந்துகிட்டு, எங்கெங்க சுத்த முடியுமோ, இந்த மாலு, அப்புறம் திரையரங்குகள், அதுக்கப்புறம் இந்த மகாபலிபுரம், இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் கூட போறாங்க. அந்தப்
அ ஆமா. கண்டிப்பா. பாக்க பாக்க பாத்தீங்கன்னா, சமுதாயத்தில அதுக்கு உண்டான பாதிப்புகளையும் அவுங்க எதிர்கொள்றாங்க இல்லைங்களா? சமூ தினசரி நீங்க செய்தித்தாள்கள்ல பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு எடத்துல, ஏதோ ஒரு அசம்பாவிதம் வந்து, இந்த மாதிரி நடந்துக்கிறதுனால ஏற்பட்டுட்டே தான் இருக்கு, இல்லைங்களா? அது பெண்களுக்கு வந்து பொதுவா அத பத்தின ஒரு பெரிய விழிப்புணர்வு வேணும்னு நெனைக்கிறேன்.
ஆ. ம். ம். ஆமா. ஆமா. இந்த மாரி போயி, 1 நாள்ல வந்து தெரிஞ்சுகிறாங்க. 1 நாள்ல தெரிஞ்சுகிட்டு, எவ்ளோ தூரம் தெரிஞ்சுக்க முடியும்? அவனோ அவளோ வந்து நல்ல விஷயத்தை தான் சொல்லுவா. நான் இவ்வளோ ஒரு அழுக்கானவன்னு சொல்லுவாளா யாராவது? இ இத
கண்டிப்பா. அதாவது திருமணம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கே வந்து, இப்ப எடம் வந்து ரொம்ப கம்மி ஆயிட்டு போது. மொதல்லையாவது ஸ் நீங்க சொன்ன மாரி, அ வீட்ல பாத்த திருமணம், அடுத்தது காதல் திருமணங்கள், இப்ப, "திருமணமா? எதுக்கு? எனக்கு பிடிச்சிருந்தா வாழ்றேன். புடிக்கலையா விட்டுட்டு நான் போறேன். எதுக்கு அந்த திருமண பந்தத்துக்குள்ள நான் போகணும்?" புதுசா ஒரு சவாலா இருக்கு, இப்ப இந்த சமுதாயத்துக்கு இது நீங்க சொல்றது தான்.
ஆ, ம். ம். ஆ, ஆஹ. ஆ, ஆ. ஆமாங்க, இது பெத் பெற்றவர்களுக்கு தான் சவாலா இருக்கு. இந்த அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, இந்த 1 நாள் புரிதலுக்கு அடுத்த து நிலை தான் வந்து, இந்த ல "லிவிங் டுகெதர்ன்னு" சொல்லி ஒரு வீட வாடகைக்கு எடுக்கிறாங்க. அதுவும் வாடகைக்கு குடுக்கிறவன சொல்லணும். அவன் வந்து ஒரு திருமணமானவங்களா என்னன்னு தெரியாமயே குடுத்துடுறான். இதில போயி இவுங்க இருந்து, 1 மாதம், 2 மாதம் அப்படின்னு பழகுறாங்க. இது எப்படிப்பட்ட பழக்கம்ங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல! ஆனா அதிலே
இது வந்து, ம் அந்த குடும்பத்தினர் வந்து அவங்கள வளர்க்கிற விதம் கூட இதில வந்து பிரதிபலிக்குமா?
பாத்தீங்கன்னா ஆமாங்க, கண்டிப்பா அத பத்தி சொல்றேன். அப்ப வந்து சண்டை வந்துருது. அந்த 2 மாசம், 1 மாசத்துல சண்டை வந்து, "உனக்கும் எனக்கும் சரியா வராது" டாட்டா சொல்லிட்டு கெளம்பிட்றாங்க. இப்டி ஒரு மனநிலையில இருக்கிறவங்களால, எப்டிங்க வந்து திருமணம் ப நிச்சயித்த திருமணத்தப் பத்தி அவுங்க எப்டி யோசிக்க முடியும்? நிச்சயித்த திருமணம்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முகம் முன்பின் அறியாத ஒருத்தர, பெற்றோர்கள் வந்து பாத்து, இவ உன் வாழ்க்கை துணையா, உன் கடைசி காலம் வரைக்கும் வருவான்னு சொல்லி, அவுங்க இணைச்சு விடுறதை, அவுங்களுக்குள்ளேயே 1000 வித்தியாசங்கள் இருக்கதாங்க செய்யும், 2 பேர் திருமணம் பண் நிச்சயித்ததிலேயும். ஆனா, அந்த திருமண பந்தத்துக்கப்புறம், 2 பேரும் சேந்து, ஒரு ஒரு விஷயத்தையா சரிப்படுத்திக்குவாங்க. எனக்கு இது குறைவா இருக்கு. நான் சரிப்படுத்திக்கிறேன். எனக்கு இப்டி தான் வந்து அவுங்க கடைசில ஒண்ணு சேருவாங்க.
அதுதான். ம். சரியா சொன்னீங்க. சமீபத்தில நான் ஒரு காணொளி பார்த்தேன். அதில வந்து சொல்றாங்க, திருமணம்ன்னு நீங்க நினைச்சிட்டங்க 50 :50, 50 :50 இருக்கிறதுக்கு பேரு <chuckles> திருமணம் கிடையாது. ஆ 70: 30 சில நாள் ஆண்கள் கிட்ட 70: 30 சில விஷயங்களை பெண்கள்கிட்ட 70: 30 அந்த 70: 30 சேர்ந்து 100ஆ மாறுது இல்லைங்களா? இதுதான் <chuckles> திருமண வாழ்க்கைன்னு சமீபத்தில வந்து ஒரு படத்தில வந்து சொல்லியிருந்தாங்க, ஒரு திரைப்படத்தில சமீபமா. அது ஞாபகம் வந்தது எனக்கு <chuckles> சொல்லும் பொழுது. சொல்லுங்க.
ம். ம். ம். ஆமா. ஆ. ஒ. அ. அதுதான். அதா, இந்த திருமணம் பார்த்தீங்கன்னா வந்து, எல்லா குறைகளோடையும் தான் 2 பேரும் இணைவாங்க. ஆனா வந்து, பெற்றோர்கள் நமக்காக பார்த்திருக்காங்க பண்ணியிருக்காங்க நம்ம இவங்களோட இருக்கணும்னு சொல்லி, அவங்கள அவங்களே வந்து சரி செய்துகிட்டு, அப்புறம் 1 குழந்தை பிறக்குது அதுக்காக வாழ்வாங்க. இப்டி ஒரு 50 ஆண்டு விழாலாம் கொண்டாடுறாங்க நிறைய தம்பதிகள்.
அ. அதாவது ரொம்ப சக்சஸான திருமணங்களை திருப்பி பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக சண்டை சச்சரவு இல்லாமலா இருக்காது. நிறைய விஷயங்களை கருத்து வேட்பாடுகள் இருந்திருக்கும் இல்லைங்களா? அத சரி செய்து எப்டி வாழ்க்கையை கொண்டு போறதுங்கிறது தான், நாங்க சவாலான விஷயம். ஆனா, இன்றைய தலைமுறையில <chuckles> அது இல்லையே!
இந்த மாரி தான் வ, ம். ஆ. ஆமா. ம். அதுதான் குடும் ஆமா குடும்பத்தோட எதிர்பார்ப்பு என்ன அப்டினா பார்த்தீங்கனா, திருமணத்தில அவங்க வந்து ஒரு 50 ஆண்டு காலம், 80 ஆண்டு காலம் கடைசி வரைக்கும் 2 பேரும் ஒண்ணா இருக்கணும். அதுக்கு என்ன தேவை அப்டிங்கறத பார்த்து, அதற்கு தகுந்த மாதிரி வந்து பெண் பெண் வீட்டார், மாப்பிள்ளை வீட்டார் சேர்ந்து பண்ணுகிறாங்க. இதில ஜாதகம்ன்னு ஒரு விஷயம் இருக்க தான் செய்து நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதை நம்புகிறவர்களுக்கு ஜாதகம் இருக்கு. நம்பாதவர்களுக்கு <chuckles> கிடையாது அவ்ளோதான்.
ஆனா அந்த காலத்துல நீங்க சொன்ன மாரி திருமண உறவுகள் இருந்தா கூட சுற்றி இருக்குற சமுதாயம், அந்த உறவு பிரிஞ்சா கூட எப்டியாவது அத சேத்தி வைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு வந்து நறைய திருமண முறிவுகளே பாத்தீங்கன்னா, சொந்த பந்தங்கள பேசிதான் சண்டையே வருது. அவங்க 2 பேத்துக்குள்ள சண்டையே இருக்காது. "உங்க அம்மா எதுக்கு அப்படி சொன்னாங்க? <snorts> எங்க அப்பா ஏன் ப் பண்ணாருன்னு?" சொல்லி ஆரம்பிச்சு தான் வந்து அந்த திருமணங்கள் வந்து முறிவை நோக்கியே போகுது. அப்ப குடும்பத்தினர் தான் அதி முக்கியமான காரணமா இருக்காங்க. அத நீங்க எப்டி பாக்குறீங்க?
ம். ம். ஆ ஆமா. ம். ஆ. ஆ. ம். அ. அ. இல்ல நல்ல அதாவது குடும்பத்தினருடைய எதிர்பார்ப்பு என்னன்னு பாத்தீங்கனா, நல்லபடியா அவங்க இருக்கன்னு தான் நினைக்கிறாங்க, இப்போதைய காலகட்டத்துல. ஆனா வந்து இளைஞர்கள்லாம் என்ன பண்றாங்க. இந்த காலத்து பிள்ளைங்க என்ன பண்றாங்கனா, காதல் திருமணத்துக்கு போறாங்க. நிச்சயத்ததுக்கு வந்து "முன்பின் அறியாதவரோட எங்களால வாழ முடியாது" அப்டின் சொல்லி ஒரு வாதம் இருக்கு. ஆனா வந்து முன்னாடி காலத்துல வந்து பேசுறது முன்னாடி காலத்தப் பத்தி பேசுனா, அப்போது இருந்ததுங்க வரதட்சணை இருந்தது. அப்பறம் வந்து ஆண் வந்து நல்லா சம்பாரிக்கணும் அப்டிங்கறது இருந்தது. ஒரு மாப்பிள்ளை பாக்க போனா "அவருக்கு வந்து சொந்தமா வீடு இருக்கணும், கார் இருக்கணும். அப்ப தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்" அப்டின்னு சொல்லி பெண்கள் கேட்டாங்க. அப்புறம் அ வெளிநாட்ல ம்ம் சொல்லுங்க.
ம்ஹ்ம். கண்டிப்பா. ஆமா. ம். கண்டிப்பா. ஆனா அ இந்த காதல் திருமணங்கள்னால பல நன்மைகளும் நடந்திருக்கு. நீங்க சொல்லக்கூடிய அந்த வரதட்சணை அப்டிங்கற வார்த்தையே இப்ப கெடையாது இல்லைங்களா? அதாவது எந்த நேரத்துலயும் இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த காதல் திருமணங்கள், கலப்பு திருமணங்கள்ல வந்து அ அத ஆண்கள் இப்போ பெருவா எதிர்பார்க்கறது இல்ல "நம்ம வந்து வரதட்சன கேட்டோம் அப்டின்னா, அது நமக்கு ரொம்ப இழுக்கு" அப்டிங்கிற மனநிலையிலயும் சில இளைஞர்கள் வந்து இருக்குறாங்க இல்லைங்களா?
ம். ம். ம். ஆமா இப்போ அப்டித்தான் இருக்கு. முன்னாடி தான் இந்த பிரச்சனைலாம் வந்தது. அந்த குடும்பம் என்னென்ன எதிர்பார்த்ததுன்னு பாத்தீங்கனா, ஒரு பெண்ணப் பெத்தவங்க வந்து, "அந்த பையன் நல்லா சம்பாரிக்கிறானா? சொந்தமா வீடு வச்சிருக்குறானா? கார் வச்சிருக்குறானா? கடன் இல்லையா?" இதெல்லாம் பாத்தாங்க. ஆ அதே மாரிஆண் பிள்ளைய பெத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து, "எவ்வளவு வரதட்சணை குடுப்பீங்க?" "பெண் வந்து கொஞ்சம் வந்து பாடத் தெரியுமா? ஆட தெரியுமா"ன்னு ஒரு சிலர் கேட்டாங்க, எல்லாரும்லாம் கேட்கல. "சமைக்க தெரியுமா?" இந்த மாரி விஷயங்கள்லாம் பெண்கிட்டேந்து குடும்பம் எதிர்பார்த்தது இப்படி தான் இருந்தது. ஆனா இ அதெல்லாம் வந்து முன்னாடி, இப்ப அதெல்லாம் கெடையாது. இப்போ வந்து 2 பேர் வாழ்ந்தா சரின்னு தான் அந்த குடும்பம் எதிர்பார்க்குது. <laughs>
நகை. ஆமா. கண்டிப்பா. ம்ஹ்ம். ஆ. கண்டிப்பா ரெண்டு பேரும் சண்ட சச்சரவு இல்லாம எப்டியாவது அந்த வாழ்க்கைய கொண்டு போனா போதும் அப்டிங்கற அளவுக்கு. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, அ அது வந்து அ காதல் திருமணமா இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் பார்த்த திருமணமா இருந்தாலும் சரி, அந்த பெண்ணையோ மாப்பிள்ளையையோ பாக்குற வரைக்கும் பாத்தீங்கனா "எப்டியாவது இந்த திருமணத்துக்கு ஒரு பெண் கிடைச்சா போதும். அது அதுவும் சில இப்ப வந்து சவாலா தான் இருக்கு. "மாப்பிள்ள என் புள்ளைக்கு கிடைச்சுட்டாலே போதும்பா எப்படியாவது கல்யாணம் பண்ணலாம்." அப்டிங்கற மைண்ட் செட் ல தான் உள்ள வருவாங்க. ஆனா அந்த பெண்ணும் மாப்பிளையும் அமைஞ்சதுக்கப்புறம் நிச்சயத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா, அப்பதாங்க அந்த ஒரிஜினல் சண்டையே ஆரம்பிக்கும் சில குடும்பங்கள்ல "எனக்கு வந்து இந்த பட்டு புடவ தான் எடுக்கணும்னு" ஆரம்பிப்பாங்க. சமையல்ல வந்து, "இந்த உணவ தான் வேணும்னு" சில நேரங்கள்ல வந்து அந்த எதிர்பார்ப்புகள்ல வந்து எதிர்மறை கருத்துக்கள்லாம் நிலவும். இதெல்லாம் ஒரு கட்டத்துல ரொம்ப ரேர் கேஸஸ் தான் ஆனா கூட திருமணத்த நிறுத்துற அளவுக்கு கூட அந்த சண்ட சச்சரவுகள் குடும்பத்தின் எதிர்பார்ப்பு நடக்குது. அத நீங்க எங்காவது பாத்துருக்கீங்களா?
ஆ. ம். ம். ம். ம். ம். ஆமா. ம். ம். ஆ. ஆ. ம். அது இப்போத இதுல வந்து கொறைஞ்சுட்டு வருது. ஏன்னா வந்து அந்த ப பிள்ளைங்களே சொல்றாங்க. "இப்ப நாங்க 2 பேரும் நல்லா இருக்றதா, வேணாமா? இல்ல நீங்க அடிச்சுக்றீங்களா?" அப்டிங்கற அளவுக்குல்லாம் பேசுறாங்க. இப்ப இருக்க பிள்ளைங்கள்லாம். நான் ஆ அப்பறம் வந்து இவங்க 2 பேரும் வந்து இப்போல்லாம் நிச்சயத்து திருமணமா இருந்தா இன்னொரு விஷயம் நடக்குது. ஒரு, 1 மாதம் முன்னாடியே நிச்சயம் ஆயிடுச்சு அப்டின்னா, வந்து கைபேசி எண்ணெல்லாம் மாத்திக்கிறாங்க. "நீங்க பேசலாம் பேசி பழகலாம்" அப்டின்னு சொல்லி கொஞ்சம் நேர சந்திக்கிறதெல்லாம் குறைவு தான். ஒரு கைபேசி வழியா பேசி "உன்னப் பத்தி நீ சொல்லு" அப்டின்னு சொல்லி ஒருத்தர், ஒருத்தர் புரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க. ஏ அது நடக்குது நிறைய. ஆனா வந்து அந்த மாரி நடக்கும்போது சில நேரங்கள் வந்து நிச்சயித்த திருமணம் வந்து நின்னு போயிருக்குது நெறையா.
கண்டிப்பா. கண்டிப்பா. சரி தான், சரி. அதாவது திருமணத்துக்கு முன்பே அவங்களுக்குள்ள நறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும்பொழுது, இல்ல இது யார் பேசுனாலும் இது சரிப்பட்டு வராதுன்னா, அந்த திருமணத்த நிறுத்திட்றாங்க. இது ஒரு வகையில நல்ல பழக்கமா கூட ஒரு சில நேரங்கள்ல நம்மளால பார்க்கப்படுது. ஏன்னா, அ பொருள் செலவு செஞ்சு, எல்லாத்தையும் கூப்ட்டு அந்த கல்யாணத்த நம்ம நடத்தி வச்சுட்டு. அது அந்த காலத்துலனா, அம்மா பார்த்து கட்டி வச்சுட்டாங்க நம்ம <chuckles> வேற வழியில்ல வாழ்ந்துதான் ஆகணும்னு போனாங்க இல்லீங்களா? ஆனா, இப்போ அப்டி இல்ல. அந்த திருமணத்துக்கு முன்பு பேசிக்கிறதுனால சில நேரங்கள்ல நல்லதும் நடக்குது. சில பேர் வந்து சரி இவர் இப்டிதான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அப்டின்னு சொல்லி அந்த புரிதலும் வந்து அதுல இருக்குது இல்லைங்களா?
ஆ. ஆ. ஆ. ம். ம். ம். ம். ஆமா. அ. ம். ஆ. ஆமா. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, விவாகரத்து நடந்திருக்கு இந்த வீட்லனா ஏதோ கொல, குற்றம் மாரி பாப்பாங்க. ஏனா, வந்து ஒரு 100 குடும்பம் இருக்குனா, எங்கேயோ 1 குடும்பத்துல அந்த விவாகரத்து ஆயிருக்கும். அந்த பொண்ணுக்கோ, பையனுக்கோ. ஆனா, இப்போ பார்த்தீங்கன்னா 100 குடும்பத்துல ஒரு 30, 40 குடும்பத்துல நடக்குது விவாகரத்து, மறுமணம் நடக்குது. இதுல என்ன தப்பு இருக்கு அப்டிங்கிறாங்க. இதெல்லாம் எங்கேந்து வந்தது பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகள்ல இருந்து இவங்க கத்திக்கிட்டு வந்தது. <chuckles>
ம். ஆமா. ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா. பே நம்ம வந்து வெளிநாடுகள் வந்து நம்ம கலாச்சாரத்த ஆஹா, ஓஹோங்குறாங்க. ஆனா, நம்ம வந்து நம்மளையே அறியாம அந்த கலாச்சாரத்துக்குள்ள போயிட்ருக்கோம் இல்லைங்களா?
ஆ. அதாவது ம். ம். ஆமா. முதல உணவு முறை வந்தது. அப்புறம் ஆடைகள் உள்ள இறங்குனுச்சு. இப்போ கலாச்சாரமும் இறங்கிடுச்சு. எல்லாரும் வந்து இப்போ நான் கேட்டேன், ஒருத்தங்க இந்த மாரி மனமுறிவு ஆனவங்கள கேட்டேன். ஏங்க கொஞ்சம் சரி செய்துகுட்டு போவேண்டியது தானே. இப்போ நீங்க, திருப்பியும் நீங்களும் பொண்ணு தேட்றீங்க அவங்களும் பையன் தேட்றாங்க. உங்க 2 பேருக்கும் அவ்வளவா பிரச்சன வந்ததாவும் தெரியல. அப்டின்னு சொல்லி ஒரு பையனக் கேட்டன். அப்போ அந்த பையன் சொல்றான் உண்மையிலேயே இப்ப வருத்தப்பட்றன். ஏன் நான் வந்து விவாகரத்து பண்னேன்னு. அவ நல்லவ தான் உண்மையிலேயேங்கிறான். <chuckles>
கண் ம். சரிங்க. <laughs> ஆனா. அந்த புரிந்துணர்வு வந்து முதல்ல இல்லாம போயிடுச்சு. அங்க ஈகோக்கு முக்கியத்துவம் குடுத்துட்டாங்க. இல்லைங்களா? ப்பா. கண்டிப்பா.
ஆ, இதே வந்து ஒரு சிலர் சொல்றாங்க. புடிக்காத 1 ஆளோட வந்து வாழ்க்கைலாம் குப்ப கொட்றத விட, வேண்டான்னு சொல்லிட்டு இன்னொருத்தர தேடி போய், புடிச்சவரா பார்த்து பண்ணிக்குவேன் அப்டிங்கிறாங்க. நான் கேட்கறேன் அவரோட மட்டும் இருந்துருவீங்களா, இல்ல அவர புடிக்கலைன்னு இன்னொருத்தர்ட்ட போவீங்களா.
ம். யான் <chuckles> அதாவது சுயமரியாதை அப்டிங்கிற ஒன்னு இருக்கு இல்லைங்களா. அது ஆணோ, பெண்ணோ அந்த சுயமரியாதையை சீண்டாத வரைக்குமே வந்து அந்த வாழ்வ வந்து எப்டியாவது அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறாங்க. பட் அந்த சுயமரியாதைக்கு ஒரு கேள்வின்னு வரும்பொழுதுதான், இப்ப வந்து நம்ம அத ஈகோன்னு சொல்றோம். ஈகோக்கு முக்கியத்துவம் குடுத்து தான் வந்து இந்த மாரி திருமணங்கள் வந்து முறிவ சந்திக்குதுன்னு நான் நெனைக்கிறேன் பொதுவா. <chuckles>
ம். ம். அ, ஆ. ம். ஆமா. நீங்க மொதல சொன்ன மாரி, இந்த திருமணம் பார்த்தீங்கன்னா, பெற்றோர்களால நிச்சியிக்கப்பட்றதில்ல. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எதாவது பிரச்சனை வரும்போது, அவங்க வந்து தலையிட்டு அத சரியும் செய்வாங்க. இன்னொன்னு அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம அம்மா அப்பா பார்த்தது. அவங்களுக்கு ஒரு கெட்ட பெயர் வந்துடக்கூடாதுன்னு, சில இத விட்டுக் குடுத்து மாறிக்குவாங்க அப்டியே அது இருந்தது. இப்போ வந்து காதல் திருமணத்துல அவங்களே முடிவு பண்ணது தான் அது. இப்ப சண்ட பிரச்சனைன்னு வந்தா, அவங்க புடிக்கல பிரிஞ்சு வந்துட்றாங்க. யாரும் வந்து
கண்டிப்பா. அம். கண் ஆம். நான்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு புடிக்கல நான் வந்துட்டன். அத பத்தி நீ கேட்காத ஒரே வார்த்தையில முடிச்சுருவாங்க. கண்
ஆ, இன்னொரு விஷயம் நான் பார்த்தது, இந்த குடும்பத்துல போயிட்டு இந்த குழந்த வந்து சொல்லுது. இந்த பையன் சொல்றான். எனக்கு வந்து ஒரு பொண்ண புடிச்சிருக்கு நான் பண்ணிக்கணும். நீயெல்லாம் எனக்கு பொண்ணு பார்க்காதன்னு. பெற்றோர் வந்து மாட்டேன்னு சொல்றதே இல்லங்க. இந்த காலத்துல சரிப்பா யாருன்னு சொல்ல அப்பா, அம்மா நம்பர்ர குடுப்பா, நான் பேசுறங்குறாங்க. எப்டி இப்டி மாற்னாங்க பெற்றோர்கள்லாம் காதல் திருமணத்துக்கு பச்சை கொடி காண்பிச்சாங்க, அப்டின்னு பார்த்தா அவங்க சொன்னாங்க எனக்கு இருக்கிறது 1ரே பையன். அவனுக்கு புடிச்சத செஞ்சிட்டு போறேன். நான் மு வேண்டான்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சு, சிகப்பு கொடிய காண்பிச்சு அவன் வந்து என் காதலிக்காக உயிர விட்டேன் செத்தான்னா, நான் எங்க போவேன் என் புள்ளைக்குங்கறாங்க. <chuckles>
அதுதான். ஆஹ கண்டிப்பா. அதாவது பெற்றோர்கள பத்தி பிள்ளைங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நம்ம எந்த வழியில போனா, அவங்க ஒத்து வருவாங்க அப்டின்னு சொல்லிட்டு. கரெக்ட்டு.
ஆ. அதனால தான் பார்த்தீங்கன்னா, காதல் திருமணம் நறைய வந்துடுச்சு இப்போ. அதுதான் ஒரு காரணம்.
கண்டிப்பா. அதாவது நல்லதுக்கும் வழிவகுக்குது, சில நேரங்கள்ல அந்த சமுதாயத்தோட சீர்திருத்தம், கலாச்சாரத்தோட சீர்கேடுன்னு சொல்லலாம். சில நேரங்கள்ல நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்பொழுது. அதாவது ரொம்ப அருமையா பேசினீங்க. திருமணங்கள் வந்து குடும்பத்துல எந்த அளவுக்கு எதிர்ப்பார்ப்ப உருவாக்குது, சில நேரங்கள்ல அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத பட்சத்துல, அந்த வாழ்க்கை எந்த எத நோக்கி போகுது அப்டிங்கிறத ரொம்ப தெளிவா பேசுனீங்க. இவ்வளவு நேரம் உங்களுடன் பேசியதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
ம். மிக்க நன்றி.